இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த அவசரமான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து, இந்த மன அமைதி அப்டீன்றது வந்து ரொம்போ, ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே. அப்படி பார்க்க போனா, அந்த மன அமைதியா வைத்துக்கொள்ள, நீங்க என்னென்ன மாரி பழக்கங்கள்லாம் நீங்க செய்றீங்க? அந்த பழக்கங்கள்லாம் உங்களுக்கு எப்புடி உதவுது?
அ. அதுங்களா? 1 quarter உ, கோழி பிரியாணி, 2 சிகிரெட். நீங்க வேற, அப்புடி நினைச்சுராதீங்க. <inhales> அதெல்லாம் நான் <inhales> அ, இல்லெ. அதெல்லாம் அதாவது அப்டிலாம் செய்யணும்னு ஆசை. அப்டீன்னு சொல்ல வந்தேன். ஆனா, முடியாது நம்மளால. <inhales> ம்.
<laughs> ஏ, என்னங்க சொல்றீங்க? <inhales> 2 சிகரெட் போதுமா? ம். கரெக்டு. ம். <inhales> அதெல்லாம் அதெல்லாம் பண்ணோன்னா, <inhales> இருக்குற மன ன அமைதியும் பிச்சிக்கிட்டு போய்டும். இல்லீங்களா?
ம். சரியா சொன்னீங்க. அடுத்தவங்க செய்யும்போதே நம்ம மன அமைதி போயிறுது. <inhales> நம்ம செய்யும்போது போகாம இருக்குமா? ஆ.
ஆமா. அவ்ளோதான். அப்போதான் உண்மையெல்லாம் வெளியில வந்து கக்கி, கொட்டிடுவோம். அடுத்த நாள் பாத்தா, வானல்ல வச்சு வறுத்து, அப்டீயே மசால் தூள் போட்டு தொங்க விடுவாங்க. பாருங்க, நம்மள.
ரண களம் ஆயிரும்ல? <inhales> ஆ.
"என்ன சொன்ன? என்ன? எங்க அம்மாவ பத்தி என்ன சொன்ன? எங்க அப்பாவ பத்தி என்ன சொன்ன?"
<inhales> சரியா சொன்னீங்க. நல்ல வேலை. அத பத்தி யோசிக்கவே இவ்ளோ பயமா இருக்கு. <inhales> நிஜமாவே அந்த மாரி இருந்துச்சுன்னா, மன அமைதியா? ஐய்யோ! <inhales> ஹைப்பரோ ஹைப்பர் டென்ஷன்ல போயிருங்க லைஃபு. <inhales> அதெல்லாம் வேண்டாங்க. நான் சிம்பிளா நெறைய ஐடியா வச்சிருக்கறேன், கேளுங்க.
முடிஞ்சு போச்சு. அவ்ளோதான். ம். கண்டிப்பாங்க. ம். ம். <smacks lips> சொல்லுங்க.
என்ன பொறுத்த வரைக்கும், நான் எப்படி என் மனசு அமைதியா வச்சிருக்கிறேன்னு கேட்டா கேட்டிங்கன்னா? நான் அந்த அமைதிய தேடவே மாட்டேன்.
ம். ஓஹோ! அப்புறம்.
ஏன்னா? அது நமக்குள்ளயே தான் இருக்குது.
கண்டிப்பாங்க, அருமைங்க. உண்மையாங்க. மன அமைதி நமக்குள்ளயே இருக்குது. அத எப்படி நம்ம கண்டு கொண் கண்டுபிடிச்சு கொண்டு போறோம்? அப்படிங்கறது தான், விஷயமே அட இருக்கு. ம்.
ம். ஆமாங்க. அதேதாங்க, இப்போ, அ ஒண்ணுமே இல்ல. உங்களுடைய நாள தொடங்கும்போது ஏதாவது, இப்போ ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது? இப்போ, நீங்க யாரையாவது வந்து கொன்னுட்டீங்க. ஒரு துப்பாக்கிய வச்சு சுட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்க. உடனே வந்து என்ன <laughs>
ம்ஹ்ம். ஏங்க நீங்க வேற ஏங்க நீ வேற, <inhales> நான் யாரை சுடப்போறேன்?
<inhales> கேளுங்க, ஒரு பேச்சுக்கு <inhales> யாராவது <inhales> யாரையாவது சுட்டுட்டு
துப்பாக்கிக்கு நான் எங்க போவேன்? அ சொல்லுங்க.
<inhales> தேடி தரேன் கவலைப்படாதீங்க. ஐ வில் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுறேன். <inhales> <chuckles> இந்த துப்பாக்கிய வந்து சுட்டுட்ட உடனே, அடுத்த ஆள் கையில தூக்கி போட்டுருவோம் பார்த்தீங்களா. அப்போ நிம்மதி இருக்கும் இல்லைங்களா. ஆ அதே மாதிரி, காலையில எழுந்திருக்கும்போது உங்க பிரச்சனையெல்லாம் கடவுள்கிட்ட குடுத்துருங்க.
அ ஆமா. ம் செம்மங்க. ம்.
அப்ப என்ன ஆயிடுது, உங்க மனசுல இருக்கிறது எல்லா வந்து வத்த இந்த குப்பை தொட்டியில இருக்கிறது எல்லாம் நீங்க வெளியே போட்டிங்க. <inhales> அத பூவா வந்து நீங்க கடவுள்கிட்ட குடுக்கும்போது அவரு நல்ல ஒரு பதிலா நமக்கு தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு நம்பிக்கையோட எப்போமே காலையில எழுந்துருங்க.
ம். நல்லதுங்க.
அ! அதே மாதிரி இன்னொன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் நேரம் ஆவது நீங்களே பாருங்க இவ்வளோ நேரம் என்கிட்டே பேசுகிறீங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன் மூக்கால மூச்சு விட்டுருக்க மாட்டீங்களே?
ம். ம். இல்ல.
அ. அத செய்யுங்க பஸ்ட்டு.
நல்ல சிரிக்கணும், மனசு விட்டு சிரிக்கணும் இல்லைங்களா? ம்ஹ்ம்.
ஆமாங்க. மனசு விட்டு இல்ல மூக்கால மூச்சுவுட்டுருக்க மாட்டோம் நம்ம. நீங்க உணர்ந்து பாருங்க இப்ப மூக்கால ஒண்ணு மூச்சு இழுத்து விடுங்களேன் அப்போ உங்களுக்கு புரியும்.
ஓஹோ! கண்டிப்பா. கண்டிப்பாங்க! உணர்றேன் நானும். ம்.
அந்த மூ அ அந்த சுவாசம் அப்படிங்கிறதே வந்து நம்ம மறந்துடுறோம் நிறைய நாளைக்கு.
கண்டிப்பா.
அதனால் தான் அப்படியே வந்து மூச்சு விடாம வேலை பார்க்குறேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா! நம்ம அப்படியே தான் இன்னு இன்னும் சொல்லப்போனா இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. நீங்க காலையில எழுத்துருச்சுண்ணே என்ன பண்ணுறீங்க <coughs> என்ன பண்ணுறீங்கன்னா, எழுந்திரிச்ச உடனே உட்காந்துட்டு கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க "மூச்சு பயிற்சி" அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஆமாங்க. ம். ம்ஹ்ம். ம். ஓ! சரிங்க.
அந்த மூச்சு பயிற்சி எப்படி இருக்கணுன்னா, என்ன சமைக்கணும்ங்கிற மூச்சு பயிற்சியே இருக்கக்கூடாது.
ம். <laughs> <inhales> கண்டிப்பா. <inhales> நீங்க சொல்றீங்க மூச்சு பயிற்சி பண்ணணும். கண்ண மூடிட்டு 10 நிமிசம் தியானம் பண்ணணும்னுலா சொல்றாங்க. ஆனா கண்ண மூட்னாலே கனவிலயும் நீ தானேன்ற மாதிரி கண்ண மூடினாலும், கனவிலும் கிச்சன் தான் வருது. டீ பாத்திரம் தான் வருது. இதெல்லாம் எப்படி மாத்தறது?
<laughs> ஆ. சரிங்க. அதுதாங்க தப்பு. அது நீங்க மாறும், மாறும், மாறும். அது எப்படி மாறாம இருக்கும். உங்க மனசு உங்க கட்டுப்பாடுக்குள்ள. நீங்க 1 நாளைக்கு கொண்டு வந்துருவீங்க <inhales> உங்க மனச நீங்க கட்டுப்படுத்தல வேற யாராலங்க கட்டுப்படுத்த முடியும்.
ஓ! கண்டிப்பாங்க. நம்ம தான் கட்டுப்படுத்தி ஆகணும். ம்
அ ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய நண்பர் நான் பேசிட்டு இருந்தப்போ சொன்னாரு. கையளவு மனசுன்னு, பழைய பாலச்சந்தருடுய சாரோட படம் ஒண்ணு ஒரு க சீரியல் ஒண்ணு இருந்துச்சு.
ம். ம்.
போடாப்போ, அதான் க நித்தம் போராட்டம் காணுகின்ற மனசோடு ஒத்தி பார். போடாப்போ பூமி ரொம்ப சிறுசுன்னு வரும் அதுல.
ஓஹோ! அருமையான வரிகள்ங்க. ம்ஹ்ம்.
ஆ அதே மாரிதான். நீங்க வந்து ஒலகத்தில வந்து எ ப எழுந்திரிச்சோன்னே ஏன் அத கிச்சனை நினைக்கணும்? அப்படின்னு நினைக்கிறீங்க. அத விட்டுட்டு உலகத்தில எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோடு எழுந்துருச்சாங்க. நமக்கு தெரியுமா?
ஆஹ. கண்டிப்பா. தெரியாது. ம்.
அ அந்த எவ் தூக்கத்தில வந்து இதய துடிப்பு நின்னு போய் இறந்தவங்க எத்தன பேர் இருப்பாங்க?
ஆமாங்க. இன்னைக்கி குட் நைட் சொல்லிட்டு படுக்கிறவங்க, நாளைக்கு அ எந்திரிச்சா தான் அந்த குட் மார்னிங் அவுங்களுக்கு, இல்ல அந்த குட் நைட் தான் கடைசி நைட் அவுங்களுக்கு.
ம். ஆ அதே தான். அதே தாங்க. அதனால, அவுங்களலாம் நினைக்கும்போது, கடவுள் வந்து நம்ம இன்னக்கி உயிரோடவாவது வச்சிருக்கிறாரே! நம்ம குடும்பம் போ புள்ள குட்டிகளெல்லம் இப்ப பார்க்க முடியுதே! <inhales> அப்படீங்கிற 1 சந்தோஷத்தில 1 நன்றியோட எழுந்துருச்சு பாருங்க. நம்பிக்கையோட எழுந்திரிச்சு பாருங்க. உடனே கொஞ்சம் நேரம் வந்து அந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது, 1 ஒன்னா நான் ரொம்பலாம் இதுக்காக மூச்சு பயிற்சிக்காக உக்காந்துட்டு காலையும் காலும் மடக்கி வச்சுக்கிட்டு அப்டீயே <inhales> அ யோகாசனம் பொசிஷனு க்குலாம் போ வேண்டாம். <inhales> உட்காந்த இடத்துல மூச்சு இழுத்து விடுங்க. 1 10 தடவ இத செய்ங்க.
ம். ம், ம். ம். ம்ஹ்ம். சரிங்க. ம். ம். <smacks lips> சரிங்க.
இது தொடக்கத்தில இப்பிடி செஞ்சிங்கன்னா, வேற ஒன்னுமே யோசிக்க வேண்டாம் நீங்க. அப்டீயே செஞ்சிட்டதுக்கு அப்புறம் நேரா போங்க, பல்ல தேச்சு குளிச்சு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷப் ஆகும்போது, ஃப்ரெஷப் ஆயி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்ல 1 சாம்பிராணி, எதாவது சாம்பிராணியோ, ஊதுபத்தியோ எதாவது 1 க ஏத்தி வைங்க.
ம், ம். சூப்பருங்க! ம்.
அப்ப வீடு கும்முன்னு ஆயிருமா?
கண்டிப்பா.
ஆ அதுக்கு அப்புறம் நாள் அப்டி, இப்டீன்னு ஓடும். அத அமைதியா வைக்க வேண்டியது, நம் கையில இருக்கு தான். எதுல இருக்கு? நம்முடைய சமையல்.
கண்டிப்பாங்க. ம்.
ஏன்னா, வந்து எந்த வீடு பார்த்தாலுமே வந்து, எல்லாருமே உழைக்கிறது, அந்த 1 ஜான் வயித்துக்காக தானே?
கண்டிப்பா, ஆமாங்க. அது இல்லன்னா, அப்புறம் ஒண்ணுமே இல்லேங்களே! சமையல் இல்லன்னா, ஒண்ணுமே இல்ல. பச்ச தண்ணீய குடிச்சிட்டு எத்தன நாள் வாழ்றது?
ஆ. அதே தாங்க. அப்ப அந்த சமையல் யார் கையில இருக்கு?
ம். நம்ம கையில தான் இருக்குது. ஆமா. இதுக்கு மாற்று தான், யாரும் இருக்க மாட்டேன்றாங்களே?
ஆ. அப்ப அ அதுதான் வேண்டாங்க. நம்ம கையால வந்து ஆசையா கொடுக்கும்போது, அது எவ்ளோ வந்து ரசித்து, ருசித்து சாப்பிடுறாங்க. கொஞ்சம் பாசத்தையும் வந்து சேர்த்து ஊட்டி விடுறோம்ல, நம்ம.
ம். ம்ஹ்ம். ஓஹோ! அதாவது அந்த அந்த சாம்பார்ல என்னென்ன போட்டுருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா, "பருப்பு, காய்கறி, தக்காளி, வெங்காயத்துக்கூட கொஞ்சம் பாசம், நேசம், கொஞ்சம் அன்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து ஊத்தியிருக்கிறேன்." அப்டீன்னு நம்ம சொல்லணும், இல்லீங்களா?
அதனால தான் வந்து ஆ. அதே தாங்க. அது அந்த பாசம், நேசம். இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கையில, நம்ம மனசு அமைதியா வைக்கிறதுக்கு, ஒரு ரொம்ப பெரிய விஷயங்க. எ இன்னொன்னு உங்கள மனசு வந்து நீங்க ரொம்ப போட்டு கசக்குறீங்க. அத செய்யாதீங்க.
ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ம்ஹ்ம்.
நான் இங்கேருந்து சொல்றேன், உங்க மனசுல போட்டு ரொம்ப கசக்குறீங்க நெறைய விஷயத்த. எல்லாம் உங்களுக்கு யாராவது கண்டிப்பா சொல்றேன், இன்னைய வரைக்கும் யாராவது, கொஞ்சமாவது உங்கள வந்து, அ கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிருப்பாங்க, இல்ல எதாவது <inhales> உங்களுக்கே நீங்களே வந்து ஏதாவது டென்ஷன் குடுத்துருப்பீங்க, அப்டி இருக்கும்போது <chuckles> அப்டி இருக்கும்போது, ஒங்களையே நீங்க மொதல்ல மன்னிச்சுக்கங்க.
ஓஹோ! ம். கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். ம்.
அதே மாதிரி
என் மனச கஷ்டப்படுத்துறதுக்கு, நான் மன்னிசிச்சுக்கணும்! இல்லைங்களா?
ஆ அத ஃபர்ஸ்ட்டு செய்ங்க. அதாவது ம் சொல்லுங்க.
ம். இப்ப யாராவது இப்ப யாராவது பரவால்லையே! இன்னைக்கி கொஞ்சம் அழகா தெரியிறீங்களே! அப்டீன்ட்டாங்கன்னா?
அப்டின்னு செஞ்சாலும், அ செரிங்றதோட விட்டுடுங்க. கண்டிப்பா அவங்க கண்ணுக்கு தான் நம்ம அழகா தெரியிறோமோமா, இல்ல எல்லார் கண்ணுக்கும் தெரியிறோமான்னு தெரியாது. <inhales> அழகுங்கறது பாக்குறவங்க கண்ண பொறுத்தது.
ம். <laughs> ஆமா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
அ, அதனால வந்து நீங்க அத பத்தி வந்து அதாவது மனசுக்கு வந்து வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி அத சமநிலைப்படுத்துங்க.
கண்டிப்பா.
ஆ, அதே மாதிரி ம்.
இப்போ இந்த மன அமைதி அப்டீன்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, அ பெரும்பாலும் நீங்க இப்ப சொன்ன மாதியே தான் அத வந்து யாருமே வந்து அமைதி அமைதியா வச்சுக்கறது இல்ல. அந்த மனச போட்டு கசக்குறாங்க அப்டியே. இந்த மனச கசக்குறதுக்கு வந்து, <inhales> இந்த மன அழுத்தம் அதுவும் ஒரு காரணம்ன்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஏன்னா மன அழுத்தம் இருந்தாலே, அந்த மன அமைதிய வந்து, படுத்தவே முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே அழுத்தத்துல இருக்கிறேன். என்னால எப்டி அமைதிப்படுத்த முடியும்ன்ற மாதிரி கேள்வி கேப்பாங்க. அப்போ இந்த மன அழுத்தத்த போக்குறதுக்காகவோ, இல்ல ஒரு மன அமைதிய போக்குறதுக்காகவோ, <inhales> நம்ம ம் சில இந்த வாக்கிங் போறது, மனசு விட்டு யார்க்கிட்டயாவது பேசுறது, ஒரு நல்ல, நல்ல கருத்தான பாட்டுகள கேக்குறது <inhales> இந்த மாதிரிலாம் பண்ணா, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் கொண்டு வந்தா அது வந்து உதவுங்களா இதெல்லாம் கம்மியாகுறதுக்கு?
ம்ஹ்ம். ஆமா. ம். ஆமா. ஆமாங்க. உதவுமான்னு கேட்டிங்கன்னா ஒதவும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, <inhales> எ த மன அழுத்தம் வந்தாலே, வந்து வாக்கிங் போறாங்க, பாட்டு கேக்கறாங்க இதெல்லாம் செய்யறதுனால நான் பாட்டு கேட்டாலே ஐய்யயோ! இவுங்களுக்கு ஏதோ மன அழுத்தம் இருக்குன்னு நான் நெனைக்றேன். <inhales> ஆமா. இத
ம்ஹ்ம். ம். <laughs> <inhales> ஓ! அப்ப நடக்றவங்கல்லாம் பாதி பேரு மன அழுத்தத்தில தான் நடக்றாங்கன்றீங்க. <inhales> அவங்க ஒடம்ப கொறைக்கிறதுக்கு வேகமா நடந்துட்டு இருப்பாங்க ஆ.
அதுவும் ஒரு அழுத்தம் தானேங்க மனசில, அத யோசிச்சு பாருங்க. <inhales> அப்போ என்னென்ன வந்து அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம வெயிட்டே நம்ம அதிகமா இருக்கோமா, அத வந்து அப்டியே ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமா நெனச்சிக்காம, சுலபமா வந்து நம்ம வந்து ஜாலியா வந்து ஒரு உடப்பயிற்சி போனோன்னா, அது பிரச்சன இல்ல. <inhales> ஐய்யயோ! வெயிட்ட குறைக்கணும்! வெயிட்ட குறைக்கணுன்! போறோம். போய்ட்டு, தெ டெய்லி வந்துட்டு வெயிங் மிஷின் மேலயே நின்னுட்டு பாத்துட்டு, கடைசியில அது தல சுத்தி போவுது பாவம்.
ஆமா. ம். ம். ம்ஹ்ம். ஆமா கரெக்ட்டு தாங்க. அதுவே ஒரு மன அழுத்தம் வந்துருதுங்க, நெறைய பேத்துக்கு.
எதையுமே ரொம்ப யோசிக்காதி அதே தான் ரொம்ப யோசிக்கிறீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, ஒண்ணுமே இல்ல. நம்ம என்ன தான் யோசிச்சாலும் நடக்றதா, நடக்குங்றத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க.
ம். கண்டிப்பா. <inhales> இப்ப மனசு விட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது, இப்ப மன <inhales> அ அழுத்தத்தில இருக்கும்போது, எங்க அம்மாவா இருக்கட்டும், எங்க அக்காவா இருக்கட்டும், யாரோ! நமக்கு பிடிச்சவங்க யார்க்கிட்டயாவது வந்து அந்த மன அழுத்தத்துக்கான காரணத்த நம்ம சொல்ட்டோம் அப்பிடின்னா, முக்காவாசி பாரம் குறைஞ்சிருன்னு சொல்றாங்க. அந்த பழக்கத்த நம்ம பத பழகிக்கிறது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ஆ. ஆமாங்க. கண்டிப்பா இல்லிங்க. நமக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா, அவுங்களுக்கு அது கவலையாயிரும் இல்லியா! அ இ அந்தமாரி நேரத்திலதான் நான் நேத்திக்கும் என்னோட தோழி ஒருத்தங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். "வாய்டா!"அப்பிடிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
கண்டிப்பா. ஆமா. ம். ம்ஹ்ம், ம்.
நான் என்னுடைய செயலில வச்சிருக்கிற இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குதுல பார்த்தீங்களா, உங்க ம் உங்க செ இதல, அலைபேசில. <inhales> அந்த அலைபேசில வாய்ஸ் ரெக்கார்டர்ல, டெய்லி நீங்க செஞ்சதெல்லாம் அப்பிடியே ஃபுல்லா வந்து சொல்லிருங்க! அப்பிடியே உங்களுக்கு மன அழுத்தம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, <inhales> அதுக்கிட்ட சொல்லுங்க, அது ஒரு நண்பியாகக்கிக்கங்க! அதுக்கிட்டயே பேசுங்க. பழகுங்க. <inhales> நீங்க யார்? நீங்க தான் உங்களுக்கு வந்து சிறந்த நண்பர்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிரும் ஒரு தருணத்தில.
ஆமா, ஆ, ஆமாங்க. ம். ம். கண்டிப்பாங்க. இப்போ அந்த
அதே மாதிரி உங்களுடைய கவலைகள் யார்ட்டயும் சொல்லாது சொல்ல-சொல்ல வேண்டிய ஒரு இது சூழ்நிலை வராது.
ஓஹோ! <inhales> இப்ப நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, 100க்கு 100 உண்மை தான். அதாவது நம்மளுடைய கவலைகள் வந்து நான் மத்தவங்கள்ட்ட சொல்லாம, என் மன அழுத்தத்த வந்து நான் எனக்கே, எனக்கான ஒரு விஷயத்துலே நான் சொல்லி, நான் அத மனம் ஆறுதல் படுத்திக்கிறேன். நீங்க சொல்றது வந்து இது வந்து உண்மை தாங்க. ஏன்னா, அது அடுத்தவங்கள்ட்ட சொன்னா, அது மனம் கஷ்டமாயிடும். ஆனா, நமக்கு வந்து இந்த நம்ம மனச தேத்துறதுக்கான வலிமை நம்மள்ட்ட அந்த இடத்தில இருக்காது இல்லேங்களா! இப்ப ஒரு பிரச்சனைய நான் வந்து சந்திச்சிட்டு வரேன். அந்த பிரச்சனையிலருந்து என்னால வெளில வர முடியல. என் மனச என்னால தேத்திக்க முடியல. <inhales> யாராவது எனக்கு ஒரு ஆறுதல் சொன்னாங்கன்னா, என்னால அந்த மனச வந்து அமைதிப்படுத்த முடியும். <inhales> அந்த அழுத்தத்தில இருந்து வெளில வர முடியும் அப்பிடின்னா, அ அப்ப நம்ம யாரையா நாடி தானங்க ஆகணும். அந்தமாரி டைம்லலாம் <inhales> நம்ம ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் பேசுறனா, பேசுறது வந்து <inhales> அ ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா?
ம். ம். ஆமா. ம். ஆ உங்களுக்கு எப்பிடி சொல்லன்னு தெரியல. என்னப் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கடவுள்க்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிடுங்க <inhales> எனக்கு அது இன்னைய வரைக்கும் வந்து நல்ல ஒரு பதில தந்திருக்குது. அதுக்கப்புறம் பேசணும். பேசுறது எப்போன்னா வந்து, <inhales> நம்ம மனசு வந்து இது வந்து கடவுள்ட்ட சொல்லிட்டு, நம்ம வாய்டா! நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவுங்க கிட்டயும் கொஞ்சம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் ஆறுதல் படும். அந்த அமைதி கிடைக்கும்போது, போய் பேசுங்க. அதுக்கு நடுவுல நம்ம வந்து தேவ் படபடப்பா இருக்கும்போது, போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போய், <inhales> நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பிடிங்கிறத காமிக்கிறதும் ரொம்ப பிரச்சன தான். ஐயோ! நான் ரொம்ப டா! ரொம்ப வருத்தமா இருக்கேன். பிரச்சனை ஆயிருச்சுன்னு சொல்றதும், ஒரு பிரச்சனை தான். எல்லாத்தையும் விட அமைதிப்படுங்க. அமைதியா இருங்க. உங்களுக்கு என்னென்னலாம் ஒரு காஃபி குடிச்சுக்கங்க. அப்புறம் கொஞ்சம் சின்னதா ஒரு காஃபிய குடிச்சிட்டீங்கன்னா, கும்முனு இருக்கும். அதுக்கப்புறம் உக்காந்துட்டு, உங்க கணவர் வந்தார்ன்னா, நம்ம வீ பெ பெற்றோர்கள் இருந்தார்ன்னா, இருந்தாங்கன்னா மிக சிறந்தது. இல்ல அது எல்லாம் ஆனா வந்து கடைசி வரைக்கும் வரப்போறது கணவர் தான் இல்லயா!
ஓஹோ! ம். ம். ம், ம், ம். ம். கண்டிப்பாங்க. ம். ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம்.
அவர்ட்ட வந்து ஒரு காஃபிய போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு பேசுங்க. பேசி முடிக்காத விஷயம், அந்த மு மு முடியாத விஷயம் என்ன இருக்குது? இந்த உலகத்தில. <inhales> நம்மளே ஏங்க இவ்ளோ வந்து கசக்கிறோம் போட்டு. ஜாலியா இருங்க. வாழ்க்கையில.
கண்டிப்பா. <laughs> <inhales> கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ரொம்ப அருமையா வந்துவிட்டு இந்த மன அமைதி வந்து நம்ம எப்பிடி பண்ணணும். நம்ம மனச வந்து கசக்காம, அது எப்பிடி ஒரு பூமாரி நம்ம ரொம்ப அழகா அத பாத்துக்கணும். அடுத்தவங்கள்ட்ட அந்த கஷ்டத்த சொல்லாம, நம்மளே, நம்மள தேத்திக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அத எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு, அந்த மனச வந்து நம்ம அமைதிப்படுத்துறதுக்கான நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த, ம அந்த, அந்த பழக்கத்தெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம வந்து அத வ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்பிடின்னா, இந்த மனம் அமைதியா இருக்கட்டும், இந்த மன ஆ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும். இதெல்லாம் எதுமே வராது. அப்பிடின்றத ரொம்ப அழகாவும், தெளிவாவும் உங்களுடைய பார்வையில ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றிங்க.
<laughs> ம். ம். ம். நன்றிங்க.